ஆஹா, சரிங்க.
அந்த மொழிபெயர்ப்பு பண்ணம்போது இருக்க அந்த பாடலுடைய வரிகள் கேக்கம்போதே, "என்னா பாட்டு? என்னா இது" காமெடியா இருக்கும் கேக்கறதுக்கே உண்மையாவே. நான் கேட்டுருக்கேன். நல்ல பாட்ட வந்து அத மொழிபெயர்ப்பு தெ தெலுங்குலருந்து எடுத்து நம்ம பண் அதாவது தமிழ்லருந்து போன ஒரு படம். அங்க போயி வேற விதமா அத ரெடி பண்ணீ, தெலுங்குக்கு வந்து எப்படி அவுங்க இது பண்ணிப்பாங்களோ அது மாரி பண்ணீயிருக்காங்க.
ஆ. <laughs> சரிங்க. ஆ. செரி செரிங்க. ஆஹா. புரியுதுங்க.
அத என்னா பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம தமிழுக்கு திருப்பி எடுத்துட்டு வரும்போது, அது வேற விதமா இருக்கு. ஒரிஜினலையும் இதையும் எடுத்து பாத்தா, ரொம்ப இது அந்த மாரி ஒரு பாடல வந்து ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்கன்னு புரியலங்கிற மாதிரி பண்ணீட்டாங்க. அது மொழிபெயர்ப்பு பண்ணும்போது மாறுது.
ஓ! <laughs> சரிங்க. ஆமாங்க, புரியுதுங்க. இப்ப அ உங்களுக்கு வந்து தெலுங்கும் தெரியுங்களா?
இல்ல. நான் தெலுங்கு வந்து தமிழ் டப் பண்ணீ போடுவாங்க இல்லையா? மொழிபயர்ப்பு பண்ணீ! அத பாப்பன்.
ஓ! ஆமா ஆமாங்க. ஆ. செரி செரிங்க. ஆ இப்ப உங்களுக்கு புடிச்ச ரீமேக் படன்னா அது எதுங்க?
தெலுங்குலியா?
ஆ, தெலுங்குலையும் சொல்லுங்க. தமிழ்லையும் சொல்லுங்க.
தெலுகுல வந்து பாத்தா ராட்சன்னும் ஒண்ணு. அது நல்லா தான் இருந்தது. ரீமேக் வந்து பண்ணும்போது. தமிழ்ல வந்து பாத்தாக்கா, நெறையா தெலுங்குலருந்து வந்த படங்கள் வந்து பாத்தா நெறையா இருக்கும். அதாவது கில்லி
சரிங்க. ஆஹா. ஆ. ஓ, ஆ.
அப்புறம் இன்னும் சில ஒரு சில படங்கள் இருக்கு. இப்ப சமீபத்துல வந்த படங்கள் கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்ல.
சரி சரிங்க. ஆனா உங்களுக்கு புடிச்சது அந்த கில்லி. அ ரீமேக் பண்ணதுல புடிச்சது. ஆ.